ஆமா, ஆமா அப்பிடிதான் வந்து, ரொம்ப வந்து க்ரேவிங்ஸா இருக்கு அப்பிடின்னா, நமக்கு சாப்புட்ணும் சாப்புட்ணுன்னு, அந்த நாள் முழுக்க அதே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, இப்ப இனிப்பு வந்து நீங்களே செஞ்சுறேன் அப்பிடின்னு சொல்றீங்க. என்ன, என்ன மாரி இனிப்புகள்லாம் நீங்க வீட்டுலயே செய்றீங்க?
ஆமா, நான் வந்து என்னென்ன இனிப்புகள் செய்வேன்? அப்பிடின்னா, அ அதிகப்படியான அந்த கேசரி கிரேவிங்ஸ் எனக்கு அதிகமா வரும். அ, ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு, அவ்ளோ நல்லா செய்வாங்க கேசரி. எனக்கு அந்த அளவுக்கு செய்ய வராது பக்குவமா. ஆனா அ, இப்போ எனக்கு கேசரினாலே எங்க அம்மா நினைவுதான் வரும். ச்சே! அந்தமாரி செஞ்சா நல்லாருக்குமே அப்பிடின்னும்மே நான் வந்து ஆனா முயற்சி பண்ணுவேன். அது ஒரு மோசமா போயிரும். அ, அப்போ ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிரேவிங்ஸ்க்கு ஆசப்பட்டு இப்பிடி ஆயிப்போச்சே! அப்பிடின்றமாரி இருக்கும். ஆ, ஒரு சில நேரம் வீட்டுலயே வந்துட்டு அ ஒரு சில நேரம் வீட்டுல இன்கிரீடியன்ட்ஸ் இருக்காது, ஒரு முந்திரி பருப்பு இருக்காது. எதா ஒண்ணு போடாம செய்வோம், அந்த கிரேவிங்ஸுக்காகவே ஐயோ! இது சாப்புட்ண்ணும் போலயே இருக்கே! ஆனா, இந்த பொருள் இல்ல, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி செய்வோம், அப்பிடின்னு செஞ்சு சொதப்புன நாளும் உண்டு <chuckles> அ, ஆமா.
ஓ! சரி. ஆ. ஓ! கண்டிப்பா. ம். ஐயய்யோ! <laughs> எதுக்கோ ஆசப்பட்டு, ஏதோ கெடச்சமாரி ஆயிரும் இல்லயா! சரி. ஆ. ம். அப்பிடியா! அந்தமாரி சொதப்புனது நீ உங்க குடும்பத்துல இருக்குறவங்கள்லாம் எப்பிடி ஏத்துக்குவாங்க?
ஆ, எங்க குடும்பத்துல இருக்குறவங்களுக்குலாம் கிரேவிங்ஸ கொண்டுபோய் குடுக்க மாட்டேனே! எனக்கு என்ன சாப்புட்ணு தோணுதோ! அது மட்டும்தான் வந்து கிரே அந்த நேரத்துல வந்து செய்வேன் <laughs> ஆமா.
ஒ! அது உங்களுக்கு மட்டும் தானா? சரி, சரி. பரவால்ல, பரவால்ல. சரி, இப்ப குழந்தைகள்லாம்
அப்போ ஒரு தடவ என்ன ஆச்சு? அப்பிடின்னா ம் அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு தடவ என்ன ஆச்சு? அப்பிடின்னா எனக்கு ரொம்ப வந்து இந்த மாதிரி கேசரி சாப்புட்ணுன்னு, ரொம்ப க்ரேவிங்ஸா இருந்துச்சு. சரி, கேசரி செய்ய போவோம், அப்பிடின்னு சொல்ட்டு போனா, அம், அ ரவ மட்டும்தான் இருக்கு, ரவையும், சர்க்கரையும் மட்டும் தான் இருக்கு. அ நெய்யுமே பத்தியும், பத்தாம கொஞ்சோண்டு இருக்கு. அ அப்ப சரி நெய்க்கு கூட எண்ணெய் போட்டுக்கலாம், ரீஃபைன்ட் ஆயில் போட்டுக்கலாம், அப்பிடின்ற மாரி டிசைட் பண்ணிட்டேன். சரி, முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. பாதாம் பருப்பு இருந்துச்சு. அதுவும் 2டே 2 தான் இருந்துச்சு. ஆ, அப்போ வந்துட்டு சரி எப்பிடி செய்யுறது? அதுமாரி பாத்தீங்கன்னா, கேசரி பவுடரே இல்லங்க. என்ன பண்ணிட்டேன் கேசரி பவுடருக்கு பதிலா மஞ்சள் தூள கொஞ்சம் கரச்சி ஊத்துனுனேன் பாருங்க அது கேசரி மாதிரியே இல்லங்க டேஸ்ட்ட கெடுத்து விட்டுருச்சு பயங்கரமா! அ அப்புறம்
ம், ஆ. சரி. ம். ஓ! சரி. ஆ. க ஓ! சரி. சுத்தம். அ. முடிஞ்சுருச்சு. ஆனா, அதுல ஒரு சில ஆனா மஞ்ச கலர்ல புட் கலர் சேப்பாங்க ஒரு சிலர். நான் பாத்துருக்கேன். ஆனா, மஞ்ச தூள் சேத்து நான் கேள்விப்பட்டது இல்ல. இதுதான் 1 வாட்டியா கேள்விப்படுறேன் நீங்க பண்ணதுதான்.
ஆமா, ஆமா. அதுதான் சொல்றேன், கலர் வரணுன்றதுக்காக, எதயோ பண்ணி அது வந்து இப்பிடி மோசமா போச்சு. அது வந்துட்டு பாவம் என் பிள்ள வேற, அ என் குழந்த வேற வந்து பாத்துட்டே இருந்தான், என்னதான் செய்றா? அப்பிடின்ட்டு, நானும் அத செஞ்சு கலராலாம் வந்துடுச்சு, கேசரி எடுத்துட்டு வந்து வக்கிறேன். ஆனா, வாயில வச்சு பாத்தா தான் அப்பிடியே மஞ்சதூள் டேஸ்ட்டு அப்பிடியே தெரியுது. ஐயய்யோ! இது எப்பிடி நான் என் பிள்ளைக்கு குடுக்க? <chuckles> அப்பிடிங்கிற மாரி ஆயிருச்சு, எனக்கு.
ம். ஓ! <laughs> அ. அச்சச்சோ! ஆ <chuckles>